பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து நாட்கள் எல்லாமே வந்து ஒரே மாரி இருக்காது. சில பேத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான நாளா இருக்கும். சில பேத்துக்கு ரொம்ப அழுத்தமான ஒரு நாளா இருக்கும். நீங்க ஒரு அழுத்தமான நாளுக்கு பிறகு எப்படி வந்து ஆ ஓய்வெடுப்பீங்க? அங்க ஓய்வெடுப்பதற்கு என்னென்னலாம் நீங்க செய்வீங்க?
ஆ. நீங்க சொன்னது போல எல்லாருக்குமே எல்லா நாளும் ஒரே மாரி இருக்கு அதுதான். நெறைய நாட்கள் அழுத்தமான நாட்கள் கெட இருந்திருக்கு என் வாழ்க்கையில. அப்போ, நான் செஞ்ச ஒரு ச ஓய்வு எடுக்கிறதுக்காக நான் செஞ்ச ஒரு சில விஷயங்கள பகிர்ந்துக்கிறேங்க பகிர்ந்துக்கிறேன். முதல் விஷயம் வந்துட்டு நான் இசைக் கேட்பத நான் விரும்புவேங்க.
ஆமாங்க. ஓஹோ! ம். ம்ஹ்ம். அருமைங்க. ம்.
அந்த இசை என்பது வந்துட்டு நம்ம வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை. மத்தவங்க வாழ்க்கைல விட என் வாழ்க்கையில அது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது.
சூப்பர், சூப்பர்ங்க. ம்.
அந்த அழுத்தத்தில இருந்து வெளியே வர்றதுக்கு ம் ஒரு முக்கியமான காரணம்னு சொன்னா இசை தான்.
இசை ஓகே. ம்.
ஆ அந்த நாள் அ ரொம்ப ப் எவ்ளோ மோசமா போயிருந்தாலும், அந்த இசையில வந்து ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம். அது ப் போ நேரம் போறதே தெரியாது. நான் கொஞ்ச நேரம் நெச்சுட்டு உள்ள உட்கார்ந்துருப்பேன். வந்து பார்க்கும்போது 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஒரு சில நேரம் ஒரு டைம் வந்துட்டு காலையில போய் உட்காந்தது மதியத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க வெளிய வரும்போது.
ம். அஹ்ம். அ. அ என்ன மாரி இசை கேட்பீங்க? நீங்க ரொம்ப ஒரு அழுத்தமா இருக்கும்போது, என்ன மாரி இசை கேட்பீங்க? ஒரு மெலடியான பாட்டா? இல்ல ஒரு குத்து பாட்டா? இல்ல ஏதாவது ஒரு கருத்துள்ள பாட்டுங்களா? இல்ல பழைய பாடல்கள்லா? அந்த மாரி எது கேப்பீங்க?
அழுத்தமா நான் அழுத்தமா இருக்கும்போது மெலோடி தாங்க கேப்பேன். மெலோடி கேட்கறது எனக்கு பிடிக்கும். அது அப்படியே ஒரு ரிதம் ஒரு ஃப்ளோல அப்படியே அமைதியா போகும்போது, நம்ம அழுத்தத்தில இருக்கும்போது அவ ஒரு அமைதிய அப்படியியே இருக்கும்போது, அந்த அப்படியே மனசு அப்படியே சாந்தமாகறது நான் உணர்வேங்க. ஒரு சில நேரங்கள்ல வந்துட்டு அது ஒரு சில நேரங்கள் எப்படி சாந்தமா இருக்கிறது விரும்புவேன். ஒரு சில நேரங்கள்ல நான் கொஞ்சம் நல்லா குத்து பாடல்களா கேட்பேங்க. நான் அடுத்து
ஓ! சூப்பர்ங்க. ஆமா. ம், ம். சரிங்க. அழுத்தம் அழுத்தமான மனநிலைமையும் குத்துப்பாட்டு கேட்பீங்க. வித்தியாசமா இருக்கீங்க. ம்.
அது கேட்க அது ய எது எதுனால? இது எத பொறுத்துதுன்னா, நான் அடுத்து என்ன வேலை செய்ய போறேங்கிறத பொறுத்து நான் இந்த பாடல்கள் கேட்பேங்க. இப்போ
ம். ஓ! அப்ப நீங்க சொல்றத பார்த்தா கொஞ்சம் மனசு சரியான பிறகு ஒரு குத்துப்பாட்ட கேட்டுட்டு அப்புறம் வேலைய ஆரம்பிக்கிறது. கரெக்ட்டுங்களா?
இல்ல, இல்லல்ல. நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ நான் இப்ப நான் வந்து மன அழுத்தத்தில இருக்கேன்.
ம். ம். சரி.
அடுத்து நான் அடுத்து நான் கொஞ்சம் தூங்க தான் போறேன். எனக்கு பெருசா வேலைகள் இல்லங்கிற பட்சத்தில நான் மெலோடி கேட்டுட்டு மனச அப்படியே சாந்தப்படுத்திட்டு. அப்புறம் போயி அ சும்மா சாதாரண வேலைகள் நான் செஞ்சுருவேன். இல்ல எனக்கு ஏதோ ஒரு பெரிய வேல இருக்கு. எனக்கு உ அந்த இடத்துல ஒரு ஊக்கம் தேவை அப்படிங்கிற பட்சத்துல, குத்து பாடல்கள் கேட்கும்போது, நான் தானா அப்படியே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒரு வைப் வந்து தானா உள்ள வந்துருங்க. <tsk>
ம். ம். சூப்பருங்க. ம். ம்.

அடிக்கல. ம்.
அடிக்கிற. இப்போ என்ன பிரச்சனைன்னா, நான் எ மத்த நாளா இருந்ததுன்னா, நான் வந்து என்னுடைய கல்லூரிக்கு விடுமுறை போட்டுட்டு நான் வீட்ல கம்முன்னு படுத்துருவேன். இல்ல நண்பர்களோட எங்கயாது வெளிய போறதுன்னா போயிரலாம்.
சரிங்க.
என்ன அந்த நாள் முக்கியமான நாள்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அன்னைக்கு எங்க கல்லூரியில ஒரு முக்கியமான பங்ஷன்.
ஓ. ம்.
பங்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுன்னா ஐ மீன் ஒரு ஒரு வேடிக்கையாளரா போய் பார்க்கிறது இல்ல. நான் முன்னாடி நின்னு நடத்துறது.
அச்சச்சோ! ரொம்ப கஷ்டமா போயிருக்குமே. என்ன பண்ணீங்க அப்புறம்?
ஏ என்னால என்னங்க நான் என்ன பண்றேன்னே தெரியலங்க. காலையில நான் இங்க வீட்ல இருந்து 6:30 கிளம்பினா தான் எங்க கல்லூரிக்கு சரியா 9 மணிக்கு போய்ச் சேருவேன்.
<laughs> அ. அச்சச்சோ. அ.
நான் எந்திரிச்சதே மணி 7 மணிக்கு.
ம்.
நான் அ மத்த நாளெல்லாம் குளிக்காம போறது கூட ஒரு ஆப்ஷனா வச்சிருவேன் போயே ஆகணும்னா. இன்னைக்கு நான் முன்னாடி போய் நிக்கணும் வேற. அரக்க, புரக்க வேக வேகமா குளிச்சிட்டு சாப்பிட கூட இல்ல அன்னைக்கு. வேக வேகமா போய் நான் வேகமா வண்டியில போயி பஸ்சு ஏறி வண்டிய கொண்டு போய் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு பஸ் ஏறி போகணும்.
<laughs> அ. ம். ம். ம்.
போற வழியில அவசரத்துல கொண்டு போய் இன்னொரு வண்டியில இடிச்சுட்டேன்.
அச்சச்சோ. ஆ.
எனக்கு அந்த இடத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. அது என் மேல தான் தப்பு. நான் தான் வேகமா போனேன். என் மேல தான் தப்பு.
ம். சரிங்க.
இப்போ அந்த இடத்துல நானு இறங்கி போய் அவங்கள்ட மன்னிப் பெருசா யாருக்கும் ஆ அடிபடல.
ம், ம்.
ஆனாலும் நான் போய் அடிச்சதுனால, அதுவும் அதுவும் ஓட்டிட்டு வந்தவங்க ஒரு லேடி.
ம்.
அவங்க மேலயும் தப்பு இருக்கு. ஆனா, நான் வேகமா போக போகாம, பெருமையா போயிருந்தா, நான் கட்டுப்பாடு படுத்திருக்க முடியும்.
அச்சச்சோ. ஹ.
அதனால அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அங்க ஒரு அடித் அடி, தடி ஆகி

இல்ல நான் வந்து, அ மத்தவங்க பத்தி தெரில. நான் எப்பிடின்னா? அ அந்த மன அழுத்தத்துல இருக்கும்போது, நான் குடும்பத்தோட அதிகமா செலவு பண்ண மாட்டேங்க <tsk> ஏன் அப்பிடின்னா? நான் அந்த மன அழுத்தத்துல இருக்கும்போது, என்னால அவுங்கக்கிட்ட சிரிச்சு பேச முடியாது. <tsk> நான் வந்து சோகத்தோட நான் அவுங்கள்ட்ட போயி நேரத்த செலவிடுறேன்னு வைங்களேன்! அவுங்க, "ஐயோ! பாவம் பையனுக்கு என்ன கஷ்டமோ? <tsk> என்ன மனக்கஷ்டம்" அவுங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுன்னு அவுங்களுக்கு தோணும். நமக்கு வந்து, அவுங்கக்கிட்ட சொல்லவும் முடியாது, ஒரு சில விஷயங்கள். இப்ப மனக்கஷ்டமா இருக்குன்னு, அவுங்கள்ட்ட போய், "இப்ப எனக்கு இப்பிடி பிரச்சனை ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்?" நெறையா நேரத்துல சொல்ல முடியாது. நண்பர்கள்ட்ட சொல்ற அளவுக்கு, குடும்பத்துல நான் அந்த நேரத்தில சொல்ல முடியாது இல்லேங்களா!
ம், ம். ம். கண்டிப்பா. ம். ம். ம். ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. இப்போ ம்,
அதுனால, நான் குடும்பத்தோட நேரத்த செலவிடுறத நான் கொறச்சிக்குவேங்க.
கொறச்சுப்பீங்க. அ, ரொம்ப அருமைங்க. இப்போ, "இந்த மன அழுத்தம், இந்த அழுத்தமான ஒரு நாள்" அப்பிடின்றது, எத வச்சு வருன்னு நெனைக்கிறீங்க? வேலை பளுனாலயா? அதாவது ஒர்க் ப்ரெஷர்னாலயா? இல்ல, நம்ம வேலைக்க செய்ற கம்பெனில நம்ம கூட வேலை செய்ற, கோ கோ கோ ஒர்க்கர்ஸ்ஸாலயா? கூட வேலை செய்றவங்களாலயா? எந்தமாரி ஆளுங்களால உங்களுக்கு அந்த மன அழுத்தம் வந் வந்துச்சு!
இந்த மன அழுத்தம்ங்குறது, இந்த நா இந்தக் காரியத்துனால தான் வரும்ன்னு சொல்ற மாரி இருக்காது. எங்கேங்கருந்துல்லாம் இப்பிடியெல்லாம் மன அழுத்தம் வருமாங்குற அளவுக்கு வரும். <laughs> காலையில எந்திரிக்கும்போ ஒரு சில நேரங்கள்ல காலையில எந்திரிக்கும்போது, சம்பந்தமே இல்லாம மன அழுத்தம் ஆரம்பிக்குங்க. <laughs> இந்த அது வந்து மத்தவங்க காரணமா இருக்க மாட்டாங்க. நம்மளே கூட காரணமா இருக்கலாம். வேலைப்பளு கண்டிப்பா காரணமா இருக்கும். நம்ம வேலைப் பளு நான்ப நெறையா வேலைகள் இருக்கும்போது. எந்த வேலைய செய்யிறதுன்னே தெரியாது. செய்ய முடியாத நெலமையில் நாம இருப்போம். அது சொன்னா புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க.
<laughs> ஆ, <laughs> கண்டிப்பாங்க. அ, சரிங்க. ம். அ. சரிங்க. ம். ம். ஆமா ம்.
இந்தமாரி பிரச்சனைகளும் இருக்குது. ஒரு சில நேரங்கள்ல நாமளே காரணமா இருப்போம். ஒரு சில நேரங்கள்ல நம்ம கூட நெருங்கி இருக்கிறவங்க, நம்ம குடும்ப காரணமா இருக்கலாம். இல்ல வாழ்க்கை துணை அவுங்க அதாவது, அ அந்தக் காதல்ல அந்தமாரி விஷயங்களா இருக்கலாம். இந்தமாரி நெறையா விஷயங்கள் இருக்கு.
ம். ஓஹோ! ம். ம். ம். ஓ! ம்ஹ்ம்.
ஏன்னா, என்ன என் வாழ்க்கையில ரொம்ப பாதிச்ச ஒரு விஷய இப்போ சீக்கிர ஏ ரீசன்ட் டேய்ஸ்ல பாதிச்ச விஷயம் அப்பிடி ஒரு விஷயம் இருக்குங்க.
ம், சொல்லுங்க கேக்கலாம்.
இதுக்கு வந்து காரணன்னு பாத்தீங்கன்னா, சொல்லப்போனா, நானு கூடச் சொல்லலாம். எனக்கு வந்து அ ஒருநாள் நான் இரவு நான் தூங்குறேன். என்னுடைய தொலைபேசியில, அடுத்த நாள் காலையிலக்கு அலாரம் வெச்சிட்டு தூங்குறேன்.
ம். சரி. ம். சரிங்க.
காலையில, என்னுடைய தொலைபேசி சார்ஜ் இல்லாதனால ஸ்விச் ஆஃப் ஆயிடுச்சு. சார்ஜ் அடிக்க சீ அலாரம் அடிக்கல.
<laughs>